கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மங்க. அதாவது, டிஜிட்டல் வந்து நம்ம நேரத்த மட்டும் வந்து, சமநிலைப்படுத்தல. அ, நெறைய விஷயங்கள், வாழ்க்கையிலுக்கு முக்கியமான விஷயங்கள், நம்ம வாங்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், அ எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், உடனே அது மூலியமா வாங்குறது. அ 2ஆவது பார்த்தீங்கன்னா, பணம் செலுத்துறது, கரண்ட் பில் கட்டுறது. இதெல்லாம் நம்ம உண்மையிலயே, அங்கே அங்கே போய், அதெல்லாம் போராடி ஜெயிச்சு வர்றக்குள்ளயும் போதும் போதுன்னு ஆயிடுது. இத்தன எவ்ளோ க்யூ? இந்த பக்கம் ஒரு க்யூ இருக்கும். அந்த பக்கம் ஒரு க்யூ இருக்கும். அதெல்லாம்
அதுவும் அந்த பேங்க்ல, கவு அதுவும் கூட்டம் நிறைந்த வங்கின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுல அந்த பணம் செலுத்துறதுக்கு வேற ஒரு க்யூ நிக்கும்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இப்ப அதெல்லாம் ஈஸியா ஆகிடுது, இந்த டிஜிட்டல் வந்து, அதிலேயே ஆன்லைன்ல போட்டுவுடுது, போட்டுவுட்டுரலாம். இப்போ பேங்க் அக்கவுண்டுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பெ பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் என்னன்னா? இப்ப பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் வந்து எடுக்கற மாரி இருக்கு, அ அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கொண்டுட்டு போக முடியாது. நீங்க பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டு விட சொன்னா, பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டு விட்டுர்றாங்க, ஆன்லைன்லயே.
ஆமாங்க. இது ஒரு ஒரு பாதுகாப்பானதா இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம யாராச்சும் ஒரு துணையோட இருப்போ இருக்கும்போது, நமக்கு ஓகே, நம்ம தைரியமா எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில போயிருக்கோம். அப்படிங்கும்போது, இப்போ இருக்கற காலகட்டங்கள்ல யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில, நமக்கு வந்து எவ்ளோ ஒரு வசதி பாருங்களேன்!
ஆமா. ஆமா. ம். ஆமா. நம்ப முடியாது. ம். அதை கொண்டுட்டு ஆமா. ஆமா, கொண்டுட்டுலாம் போக முடியாது. அதான், ஆன்லைன்லயே போட்டு விட சொல்லிட்டோம்னா, அவங்க அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நமக்கு தேவையான பணத்த ஏ.டி.எம். கார்டு வச்சு எடுத்துவுடப்போறோம். ஆனா, இது எவ்ளோ பெரிய விஷயம் இல்ல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்ளோ வளர்ந்து வந்துருச்சு, டிஜிட்டல் வந்து. அ அதேமாதிரி ஃபோ அது ஒரு படம் பார்க்கணும் நெனைச்சா கூட, ஒரு புது படத்தையே, உடனே அ, டவுன்லோட் பண்ணி, அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. எ பாக்காத சீரியல்ல வந்து, டவுன்லோட் பண்ணி, முன்னால உள்ளது எந்த அந்த பொழுதுபோக்குக்கு கூட, அதை அழகா உதவி செய்யுது நமக்கு. ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அது நம்ம மறந்த சில விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோர்வா இருக்கும்போது, அதை கொஞ்சம் பார்த்தா காமெடி பார்த்துன்னா
பார்த்தா, அ நமக்கு புடிச்ச பாட்டு, எப்போ முன்னாடியலாம் டிவியில போடுவான்னு நம்ம உக்காந்துருப்போம். அ இப்ப வந்து அப்படி கிடையாது. நம்ம அந்த பாட்ட கேட்கணும்னு நம்ம நினைக்கும்போது, என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட YouTubeலயோ, இல்ல Spotify அப்படிங்கிற ஆப்லாம், நிறைய ஆப்லாம், இருக்கு. அந்தமாரி ஆப்ல நம்ம போட்டாலே போதும். நமக்கு புடித்தமான பாடல்கள அது வந்து என்ன பண்ணிடும் அப்டின்னா, பாடும் அதுக்கப்புறம், அதே தொடர்ந்து, இசைய தொடர்ந்தே, நிறைய பாடல்கள் வரும் நமக்கு பிடித்தமானதாவே.
காமடி. அ இதெல்லாம் பார்த்து ஆமா. ஆமா.